இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா, நம்பளுக்கு நண்பர்கள்னாவே எனக்கு ரொம்ப உதவி செய்றவங்க, நம்பளுக்கு சந்தோஷப்படுத்துறவங்க, எல்லா இன்பம், துன்பங்களையும் கலந்து கொள்றவங்க, தான் நான் வந்து நினைக்குறேன். அப்படி பாக்குறப்ப, ஒரு சில நண்பர்கள் வந்து நம்பளுக்கு பக்கத்துலேயே இருந்து, நம்பளுக்கு வந்து நல்லா பேசுறதுக்கு ஒரு என்டர்டெய்ன்மெண்டா அதுக்கும் நம்பளுக்கு இருப்பாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, தூரத்துல, தொலைவுல இருக்குற நண்பர்களும் இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்க எந்த மாதிரியான உறவுகள வந்து அ வைத்துக்கொள்ளுனும்ன்னு, நீங்க வந்து நினைக்கிறீங்க? அதுக்கான ஒரு எளிய வழி வழிகளப் பத்தி என்னோட பகிர்ந்துக்க முடியுமா?
கண்டிப்பாங்க. நமக்கு வந்துட்டு இந்த நட்பு அப்படீங்குறது வந்து தொடருதற்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து, அவங்கள நம்ப வந்து, எப்போதுமே அவங்க கூட இணைப்புல இருக்கணும், அப்படீன்றதுலாம் கிடையவே கிடையாதுங்க. ஆனா, நான் வந்துட்டு அவங்கள்ட்ட நீங்காம இருக்குறதுக்கு, இணைப்புல இருக்குறதுக்கு என்ன பண்ணுவன்னா, என்னோட உயிர்த்தோழி ஒருத்தி இருக்கா, அவளலாம் வந்து பாத்தீங்கன்னா, அ எப்ப பேசினாலுமே இந்த எங்களுக்கு அந்த பாண்டிங் இருக்கும். அ எப்ப பேசினாலுமே சகஜமா நம்ப இப்ப இப்போ பாத்து, அப்போ பாத்துட்டு போனோம். நம்ப நேத்து பாத்தோம். இன்னைக்கு பாத்தோங்குற மாதிரி, ரொம்ப ஒரு எதார்த்தமான பழக்கம் இருக்கும். அது கிடைக்குறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நான் சொல்வேங்க. அப்போ, அவ வந்து ஆமா, அவ என்ன பண்ணுவான்னா, அ எல்லாத்தையுமே என்கிட்ட தாங்க பகிர்ந்துக்குவா, அவளுக்கு வந்துட்டு எந்த ஒரு கஷ்ட, நஷ்டம்னாலும் என்ட்ட தான் வந்து நிப்பா. நானும் அதே மாரி என்ன ஒரு கஷ்ட, நஷ்டம்னாலும் அவகிட்ட தான் போய் நிப்பேன். அந்த மாதிரி இருக்கும். ஆ ஆனா, வந்துட்டு இப்போ நாங்க என்னதான் தூரமா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா, அ ஒ மொதல்ல கூப்பிடுறது எனக்குதான் இருக்கும். அந்த கஷ்டத்துல, அ அப்போ வந்து நானுமே வந்துட்டு ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு, நான் கூட அந்த அளவுக்கு வந்து அவள ம் அவள அவள கூப்ட்டு அவள்ட்ட வந்து பாம்பர் ஆவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, நான் வந்துட்டு எங்க அம்மா இல்ல வந்துட்டு ஒரு சில பேர் வச்சுருக்கேன் குறிப்பிட்டு ஒரு 2 பேரு, 3 பேரு வச்சிருக்கேன். அப்போ அந்த சிச்சுவேஷன்க்கு ஏத்த மாதிரி அவங்கள மாதிரி ஆட்கள் தான் நான் தேடுவேன். அவ ஆனா, அவ அப்படி கிடையாதுங்க. இப்பவுமே என்ட்ட தான் வருவா. எவ்வளவு தூரம் இருந்தாலும், என்ன தேடி தான் வருவா, அது இருக்கும். அப்போ அவளுக்கு வந்துட்டு அவள அவள்ட்ட பேசும்போது ஒரு சில, நேரங்கள்லாம் வந்துட்டு அ பரவால்லயே, நம்ம நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு, ஒரு நட்ப இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கோமா, அப்படீங்குற மாதிரி இரு
ம். ஓ. ம். ம். சரி. ம். ம். ம்ஹ்ஹ்ம். பரவால்லங்க, அதுதான் இப்ப நட்பு அவங்கள்ட்ட பழகுற விதமே வந்து நல்ல விஷயமா இருக்கும். அது எனக்குமே நிறையவே நடந்திருக்குங்க.
சிறப்புங்க. ஆனா வந்து பார்த்திங்கன்னா, ம் நம்ம இங்கே ஊருக்கு போனோம் அப்டின்னா வந்துட்டு, அ நட்ப சேர்க்கிறதுக்கு வந்து நிறைய வந்து <chuckles> வே வேல பார்ப்போம் நாங்க. ஏன்னு கேட்டா என் ஃப்ரெண்டு வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. விடவே மாட்டாய்ங்க, வெளியவே அந்த பிள்ளைய. அ ஒரு எது அது என்ன தெரியுமா சொல்லுவா அவ வீட்டுல வந்துட்டு "கூண்டில்ல வந்து தங்க கிளி மாட்டிக்கிட்டு இருக்கிற மாரி, நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன்." அப்டிம்பா. ஆ அந்த மாதிரி, "எல்லாமே உள்ள இருக்கு. நீங்க நீ வீட்டுக்குள்ள தான் இருக்கணும்." அப்டிங்கிற மாதிரி இருக்கும். அவளோடு அவளோட இதே. அப்போ, அவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க, நான் போனா மட்டுந்தா விடுவாங்களே. ஏன்னா நான் வந்து அவங்ககிட்ட நல்லா பழகுவேனா அவங்க கூட, ஃபேமிலியோட எல்லாருடையும்.
யோ அ. யோ. ம், தெரிஞ்ச பொண்ணுன்னு, ம்.
அப்போ, நா அவுங்க வீட்டுக்கே போய் அவள கூட்டு போயிருவேன். <chuckles> "வா நம்ம போலாம்." அப்டின்ற மாரி அ "எங்கேயாவது வெளியே போய்ட்டு வரலாம்." இல்லனா வந்துட்டு கூண்டு கிளி மாரி அட அடப்பட்டுருக்கேன்னு சொல்லிகிட்டே இருப்பா. இந்த 1 வார்த்தைய அடிக்கடி சொல்லுவா. "அ தங்க கிளி கூண்டுல அடப்பட்ட மாரி நான் அடப்பட்டுட்டு இருக்கேன்." அப்டின்னு.
ம்.
அதனால நான் ஊருக்கு போயிட்டேன்னாலே வந்துட்டு, அவங்க வீட்டுக்கு போயிறுவேன். போயிட்டு, அவங்க மாமியார்லா நல்லா பேசுமா அம்மா, அம்மான்னு பேசிட்டு அப்படியே நல்லாப் பேசி மக்கி. அ அம் இல்லங்க இன்னைக்கு அப்புறம் பார்க்குக்கு போறோம், அங்க போறோம், இங்க போறோம்ன்னு கிளம்பிறுவோம். அவங்களும் நான் போனேனா விட்டுருவாங்க. அப்போ, நானுமே பிள்ளைங்கள கூட்டு போவேன், அவளுமே பிள்ளைங்கள ஒரு கிண்டர்கார்டன கூட்டு போற மாரி இருக்கும் எங்கேயாவது வெளியே போணும்னா. அ மேய்ச்சிக்கிட்டே போயிட்டு வருவோம். அப்போ பார்க்குக்கலா போணும்
பாவம். ம். ம். ம். அ சமாளிக்கிறது கஷ்டமா இருக்குலங்க! 2 குழந்தையும் வச்சு போறது?
ஆமா. மொத்தம் 5 பேர் 5 குழந்தையை வெச்சி நானும் அவளும் சமாளிச்சிட்டு போயிட்டு வந்தோம். எனக்கு 2, அவளுக்கு 2, அவங்க அக்கா குழந்தையை வேற சேர்த்து கூட்டு வந்தா, மொத்தம் 5 பேரு. ம்! ஆனா வந்துட்டு அவனுங்க "பெரிய ரிச்சு பயங்கர ரிச்சு" ம் வ வீட்டிலேயே வந்துட்டு 4,5 கார் நிக்கும். அந்த மாரி இருப்பா. ஒரு ஒரு கார வந்து யாரையோ கூப்புட்டா, டக்குனு வந்தாய்ங்க, அ கூட்டு போய் எங்க சொன்னோமோ அங்க விட்டாய்ங்க. அ விட்டுட்டு பார் போயிறுச்சு, அதுக்கப்புறம் பூரா, நாங்க தான் பார்த்துக்குட்டோம். அந்த அதனால போக்குவரத்து கொஞ்சம் வந்து அவிங்க வீட்டுக்கு போனா பாதிப்பு இருக்காது
அட கடவுளே. <laughs> ம். அடேங்க அப்பா! ம். அப்ப நம்ம கிளம்பிடலாங்க, எங்க வேணாலும்! <chuckles>
ஆமா. ஆனா நான் போம்போது மட்டும். எப்படியாவது போயிருவேன். ஏன்னா, போம்போது வந்து பிக்கப் பண்ட் போன்னு சொல்ல முடியாதுல்ல. <chuckles> அதனால, அவங்க வீட்டுக்கு போறப்ப நான் போயிருவேன் அங்கயிருந்து எங்கேயாவது போறோம் அப்படின்னா கண்டிப்பா யாராவது வருவாங்க. சில நேரம் அவ கணவரே வருவாரு, அந்த அண்ணன் நல்லா பேசுவாரு. அவர வந்துட்டு கார் ஓட்டிட்டு வருவாரு, கூட்டு போவாரு. அவரு வந்தார்னா பார்க்கிங்கில போட்டுட்டு. எங்க கூடவே வந்து வந்து எவ்வளோ நேரம் நாங்க பார்க்கலேயோ எங்க எங்க செலவிடுறோமோ கூடயே இருப்பாரு. ஆனா, அவர் வந்தா குடும்ப கதயெல்லாம் பேச முடியாது!
ஆமாமா. ம். நல்ல விஷயங்க. உங்களுக்க ஊருக்கு போனாவே வந்து ஒரு எ இந்த மாரி வெளியில கூட அதாவது நட்போட வெளில போறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, நீங்க சின்ன வயசில நீங்க மட்டும் போயிட்டிருந்த காலம் இருந்து, உங்க குழந்தைகளையும் சேர்த்து கூட்டிட்டு போறீங்க பாருங்க! அது ரொம்பவே ஆச்சரியகூரியத்துக்குதான்.
ஆமாங்க. அப்ப வந்துட்டு என்ன ஒரு சிக்கல்னா அந்த அண்ணே வந்தார்ன்னு வச்சுக்கங்களேன் குடும்ப கதையே பேச முடியாது. <chuckles> அவ மாமியார பத்தி அவ கழுவி கழுவி ஊத்துவா. <chuckles> இ அந்த மாதிரி எதுவுமே வந்து பேச முடியாதுங்க.அப்டியே செல மாதிரி போய்ட்டு செல மாதிரி வர்ற மாரி இருக்கும். <chuckles> அதனால சொல்லிப்பேன். ''வந்தார்னா அப்டியே எறக்கி விட்டு போ சொல்லு. <chuckles> நம்ம வந்து ஃப்ரீயா பேசுறத கெடுத்துக்கிட்டு'' <chuckles> அப்டின்ட்ருவேன். அவ்ளும் வந்து ஆமா நம்மளே எப்பயோ ஒரு தடவ தான் பேசுறோம். அந்த பேசுறதையும் வந்துட்டு பிள்ளைங்க வந்து இப்போ பார்க்குக்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், எதாவது ஒரு ரைடில ஏத்தி விடுறோம்னா, அதுங்க வெளையாண்டுட்டு இருக்ற நேரம் மட்டும்தான் நாங்க பேச முடியும். அதுமாதிரி அப்போ இந்த ஜம்பிங் ஜாக்ஸ்லாம் ஏத்தி விட்டோம்னா, அது 1/2 மணி நேரம் அவங்க பாட்டுக்கு வெளையாண்ட்டு இருப்பாங்க. <chuckles> ஆ அங்க வந்து நாங்க 2 பேரும் நேரம் நல்ல நேரம் செலவிடுவோம். அங்க உட்காந்துட்டு பார்த்துட்டே அவங்க பண்றத மட்டும் பார்த்துக்கிட்டே நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்போம். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பால்வாடி மாதிரிதாங்க தூக்கிட்டு வருவா எல்லாத்தையும். <laughs>
கடவுளே. ம். ம். எது. ம். ம். ஆமாங்க. <laughs> ஆ. <laughs> அய்யய்யோ! ம்.
வந்து கொல் எதும் வாங்கி தர மாட்டேன். ரோஸ் மில்க்கு <chuckles> அ ஸ்நாக்ஸு எல்லாமே ஹேண்ட் பேக் புல்லா அதுதான் இருக்கும். என்னடி
ம். அட கடவுளே! அப்போ வர்றப்பயே பிக்னிக் மாதிரி வந்துருவாங்களா? ம்.
ஆமாங்க. என்னடி இப்படி ஆயிட்ட? அப்படிங்றேன் ரோஸ் மில்க்லாம் பார்த்தீங்கன்னா, சில்லுன்னு இருக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்தத அப்டியே எடுத்துட்டு வந்துருக்கா போலருக்கு, இந்த பிள்ளைங்க கேக்குன்ட்டு. என்னடி இவ்ளோ சில்லுன்னு இருக்கு அப்டின். ஆமா சில்லுன்னு இருக்கு நீயே குடிச்சறேன், அவளுக்கு வேண்டாம். அப்டின்ட்டு என்ட்ட கொடுப்பா ஒரு சில நேரம். <chuckles> ''அ பரவால்லயே நீ தேறிட்டியே ரோஸ் மில்க்லாம் போட்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா?'' <chuckles> அப்டின்ட்டு இருந்தேன் நானு. அ ஏன்னா சமைக்கவே தெரியாதுங்க அவளுக்கு சுத்தமா. காலேஜ் டேஸ்லலாம், ஒண்ணுமே சமைக்க தெரியாது. அ எல்லாமே ஒரு சின்ன உருளைக்கிழங்கு வறுத் வறுக்குறதுனா கூட எங்க அம்மாட்ட தான் கேக்கணும் அப்டின்பா. அது மாதிரி எதுவுமே சமைக்க தெரியாது அப்டி ஒரு ஆளு.
ம். ம். ம்ஹம். ஓ! ஒ! கல்யாணம் ஆனா இப்டி <chuckles> மாறிருவாங்க போல இருக்குங்க!
ஆமாங்க டோட்டல் சேஞ்சு. இந்த 10, 8 வருஷத்ல அ அவ் நீயாடி இது! அப்படிங்கிற மாதிரி இருந்ச்சு. போனேன் அன்னிக்கு ஒரு நாள் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போனப்போ சாப்பாடு பரிமார்றா, அவ்ளோ செஞ்சிருக்காங்க தானா. சாம்பார் வச்சு, காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பொரிச்சு, அ உருளைக்கிழங்கு பீன்ஸ் பொரியல் அதாவது இந்த மீட்டகோஸ்லாம் சேர்த்து போடுவாங்ல அந்த பொரியல் பண்ணியிருக்கா. ஆ வெண்டிக்கா புளி கூட்டு பண்ணிருக்கா இத்தன பண்ணிருக்கா. ''அது எப்பிர்டி இத்தன பண்ண?'' அப்டிங்றேன் பழகிர்ச்டி.
ம். ம். ஆமா. சுவை எப்டி இருந்துச்சு?
ஆ, நல்லாதானுங்க இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தா. அத்தன பேத்துக்கு, அவ்ளோ வருஷமா பழகிட்டாள இப்போ, அவளுக்கு கல்யாணமாகி, 6 வருஷம், 7 வருஷம் ஆகப்போது. அ அதே அவங்க வீட்ல எப்டீன்னா, அவங்க தான் சமைக்கணுமாமா. இப்ப தான் 2வது மருமக வந்திருக்கு. அது வரைக்கும் அவ தான் சமச்சிட்ருந்தாளாம். இந்த 2வது மருமக வந்ததுக்கப்புறம் கொஞ்ச கொஞ்சம் பிரிச்சு குடுத்துருவா போல இருக்கு.
ம். ஆமா. ஓ! சரி- சரி. பரவால்லங்க. <laughs>
அவங்க வீட்ல மொத்தம் 3 பசங்க. இவ தான் மூத்த மருமக. இப்ப 2வது மரும வந்துருச்சு. அடுத்து 3வது மருமவ வந்துச்சுன்னு வச்சுக்குங்க, இன்னும் கொஞ்ச கொஞ்சம் ஃப்ரீயாருவா. <chuckles>
ஆ. பொறுப்புகள் அதிகமா இ இவங்க எனோ மூத்த மருமகனால பொறுப்பு அதிகமா இருக்கும் வேற.
ஆமாமா. அதான். அது வந்து ரொம்ப பொறுப்பு அதிகமா இருந்தனால, 6 வருஷமா அவ மட்டுமே வந்து சமைக்கிற மாரி இருக்கும். மாமியார்லாம் வந்துட்டு ரொம்பலாம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் போல. பிள்ளைங்க வேணா நான் பாத்துக்கிறேன். நீ போய் சமைச்சுருன்ருமா. பிள்ளைங்களுக்கு வந்து பாத்துக்குமா, ஆனா வந்துட்டு, அ எல்லாருக்கும் வீட்டில உள்ள 3 பசங்க, அவங் மாமனார், மாமியார், பிள்ளைங்க எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கணுமா அவ. சொல்லுவா, "சமைக்கிறது தாம்ல பெரிய பிரச்சனையா இருக்கு பா. இத்தனை பேத்துக்கு சமைக்க வேண்டியதா இருக்கு இல்லயா? யாராவது வன்ட்டாங்கன்னு வச்சுக்கோ, நான் சிக்கிருவேன். அவ்ளோதான்." அப்படீன்பா. <laughs>
ம். <chuckles> பாவம்! ம். அது, இந்த சமைக்கிற வேலையே கொஞ்ச கடுப்பாதாங்க இருக்கும். மெனக்கெடுதல் இப்ப இவங்க வந்து ஊருக்கு போய்ட்டு, அங்க போயி நீங்க வந்து ஸ் நேரம் செலவிடுறீங்க. இதே வந்து இப்ப, நீங்க ஊருக்கே போகாம, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு சிலர்லாம் வந்து இந்த ஆன்லைன்ல வந்து, அவுங்கள வந்து பேசுவாங்க பாத்திருக்கீங்களா, சமூக வலைதளங்கள் மூலியமா. அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
அம். ஆமா. நானுமே வந்து பேசுவேங்க, அதிகமா வந்து வீடியோ கால் போடுறதாகட்டும், அ சும்மா வந்துட்டு அவ அவ, ஆனா அவ நேரம் வந்து எப்படின்னா ப் பிஸியாவே இருப்பா சொன்னேன்ல. அந்தமாரி பிஸியா சுத்திக்கிட்டு இருப்பா. அவ வந்து ஓ என்னைக்காவது ஒரு நேரம் தான் ஃபோனே பண்ணுவா. ஆனா, இன்னொரு உ உயிர்த்தோழி பள்ளி தோழி வந்து எப்படி பாத்தீங்கன்னா, அவ எப்பயுமே ஃபோன், வீடியோ கால் தான் பண்ணுவா. ஏன்னு கேட்டா, அவளுக்கு 2மே பசங்க. அவிங்க என்னன்னா, அ அவள பேசவே விடமாட்டாய்ங்கங்க. ஃபோன காதுலேயே வைக்க விடமாட்டாய்ங்க. அதுனால ஃபோன் எந்த திசைல இருக்குன்னே தெரியாது. அ வீடியோ கால் பண்ணான்னா. அங்கிட்டு, இங்கிட்டுமா இருக்கும். நாங்க வந்துட்டு. அ அவள பாக்குறோமோ? இல்லயோ, செவுத்த பாக்கலாம், ஃபேன பாக்கலாம். அவங்க வீட்ல உள்ள எல்லா பொருட்களையும் பாக்கலாம். <chuckles> அந்த மாதிரி, ஃபோன வந்துட்டு தரவே மாட்டானுங்க. புடிச்சு மாத்தி மாத்தி, அங்குட்டு, இங்குட்டுமா, உருட்டி ஒண்ணாத்திட்டு இருப்பாய்ங்க. சரி, ஆனா வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா? அவங்க என்னதான் உலட்டுனாலும் பரவால்ல. நாங்க பாட்டுக்கு கத பேசிட்டு இங்கிட்டு. <chuckles> நீ பாட்டுக்கு பேசிட்டே நீ பாட்டுக்கு அ அ ஃபோன வச்சுக்கோ. ஃபோன் தான வேணும் உனக்கு. அப்படியே ஸ்பீக்கர்ல போட்டு விட்டுட்டு, நாங்க பாட்டுக்கு கத பேசிட்டுருப்போம்!
<chuckles> <chuckles> ம்ஹ்ம். அதேதாங்க, அது எனக்குமே அது மாதிரி தான் நடக்கும். அதான் அந்த குழந்தை இருக்குற வீட்ல வந்து, இந்த ஒரு இடையூறு வந்துக்கிட்டே தான் இருக்கு. அத சமாளிக்கவே முடியல. இந்த நட்பு வந்து, நீங்க வந்து அ எப்படிலாம் வந்து ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா, என்னையவே எடுத்துக்கோங்க, அந்த பள்ளி காலத்துல படிச்சேனா, அவ்வளோதான்னு விட்ருவேன். கல்லூரி காலம் இருந்தா, அவ்வளோதான் விட்டுருவேன். அந்த மாரி ஒரு ஆளுங்க. ஏன்னா, அது எனக்கு பேசவே வந்து தொலையாது. அந்த நேரத்துல இருக்காங்களா? அப்படி வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா, அது தவறுன்னு எங்க அம்மாவும், அப்பாவும் நெறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. அது வந்து "இல்ல, நீ கொண்டு போணும். இப்படியே இருந்தா, வந்து நீ என்ன பண்ணுவ?" அப்டீங்குற மாரி திட்ட கூட செஞ்சுருக்காங்க. ஆனா, எனக்கு அது வந்தே தொலைய மாட்டேங்குதுங்க! அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்கா? இல்ல நீங்க எப்படி அந்த நட்ப வந்து தொடர்ந்துட்டு இருக்கீங்க?
ம். ம். ஆமாங்க. நான் வந்துட்டு விடக்கூடாதுன்னு தான் நெனப்பேன். நீங்க அம்மா அப்பா சொன்ன மாதிரி, நான் எப்புடி அந்த பாண்டிங்கிலருந்தனோ அந்த அளவுக்கு இருக்க முடிலனாலும். அ ஒருத்தர் மட்டுமாவது எங்க வீட்டில ஒரு கேங்கில வந்து ஒரு 4 பேர் இருக்கோம்னா, அந்த ஒருத்தர் என்கூட இருப்பாங்க பாருங்க. அந்த ஒருத்தர மட்டும் இப்போ வரைக்கும் நல்லா பிடிச்சு கை பிடிச்சு கூட்டு போயிட்டேன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி, கல்லூரி நட்புல பார்த்தீங்கன்னா, அது நாங்க 3 பேரு இருப்போம். ஆனா 3 பேருமே இப்போ வந்து பேசிக்குவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா வந்து இந்த மீட் பண்றது வந்து ஒருத்தி வரவே மாட்டா. அவளுக்கு வந்து பாவம் அவளுக்கு குழந்தை இல்ல. அ திருமணம் ஆகி வரும் 3 வருடம் மேலே ஆயிடுச்சா! அதனால அந்த வருத்தமோ என்னமோ தெர்ல நாங்கலாம் வந்துட்டு கிண்டர் கார்டன் மாரி தூக்கிட்டு திரியுவோம். அப்போ அவளுக்கு பாவமா இருக்கும். அதனாலவே வந்து நாங்களுமே அவள அவ்வளவா கூப்பிடவும் மாட்டோம். அ கஷ்டமா இருக்கும் எங்களுக்குமே. அதனால ஒரு சில நாட்கள் வந்து அவளோட சேர்ந்து ட்ரிப் பிளான் பண்ணிட்டு, போம்போது பார்த்தீங்கன்னா அவளோட ஃபேஸ் வந்துட்டு அந்த அ முகத்துல சந்தோஷமே இருக்காது. அப்போ அப்போ ஒரு தடவ வீட்டுக்கே போனோம். வீட்டுக்கு போ
ம். ம். ஐயோ! நம்ம சாப்டுறது சந்தோஷ் நமக்கு சந்தோஷத்துக்கு பார்ப்போம். ஆனா அவுங்க இந்த மாரி ஒரு கொழந்தைய நெனச்சி வருத்தப்பட்றது கஷ்டம் தானே! நம்ப ஆனா அத பத்தி யோசிச்சிருக்க மாட்டோம்.
ஆமா அவங்க வீட்டுக்கு போனோம். அ போனோன்ன பார்த்தீங்கன்னா, நாங்க அ நாங்க 2 பேருமே 2 2 குழந்தைகளோடு போறோம். அவ மட்டும் குழந்தை இல்லாம இருக்கும்போது அவங்க வீட்ல வந்துட்டு, அவங்க அப்பா சொல்றாரு, ஐ நா அவங்க கணவர் வந்து சிங்கப்பூர்ல இருக்காரு. ஸோ இங்கே வந்து இருந்தா தானே வந்து ஏதாவது ஏதோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா கூட, கூட இருந்தா தானே பண்ண முடியும். ஆ அவரு வந்து வேலைய விட்டு வரமாட்டேங்கிறாராம். அவருக்கு "அதிகமான சம்பளம்" அப்டின்னு சொல்ட்டு, ஆ இவள வந்து கூட்டு போகலான்னு பார்த்தாலும். விசா அவளுக்கு கெடைக்கவே மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்காமா. 3 வருஷமா இதே பிரச்சனையா போயிட்டுருக்குங்க. பாவம் ஆனா அந்த பிள்ளைக்கு திருமணமும் பண்ணி வச்சு இப்டியும் பிரிச்சு வச்சுட்டாய்ங்க. அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா அவளுக்கு அவுளதான். ஏன்னா, இன்னைக்கி யாராவது இந்த மாரி கஷ்டப்படுறாங்கன்னு நெனைச்சாலும், எனக்கு அவ தான் நினைவுக்கு வருவா. ஏன்னா, ஒரு ஆசையா ஒரு திருமணம் பண்றது எதுக்கு எல்லாரும் ஒன்னு ஹஸ்பண்ட்டும் ஒயிஃப் ஒண்ணா இருக்கணும் அப்டின்றதுக்காக தான். அவளு வந்து அவ சூழ்நிலையில வந்துட்டு, கல்யாணம் ஆன 1 மாதத்தில போனவருங்க. வருஷத்துக்கு 1 தடவ தான் வருவாரு. 3 வருஷமா வருஷத்துக்கு 1 தடவ தான் வருவாரு.
ம். ம்ஹ்ம். அச் அப்டி இருந்தா எப்டிங்க? கொழந்த எப்டிங்க வரும்? என்னமோ இப்போ வருஷ காலத்துல இருந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல. குழந்தையின்மை. அது இப்போலாம் ரொம்ப அபூர்வமாகிடுச்சு. இந்த குழந்தையின்மைலாம், அவளுக்கு குழந்தை பெறக்குறது.
ஆமாங்க. ம். இந்த மாரி தள்ளி போடுறதுனாலவும், ஆ இந்த மாரி தள்ளி போடுறதுனாலும் பிரச்சன வரதான செய்யும்.
ம். அத கணவர்தான் உணரணும்.
ஆனா, அப்டி இருந்தாலும் அவ நட்பையும் ஆமா அவ நட்பையும் நாங்க விட்றது இல்ல.
பணத்த, ம். பணத்த தேடி ஓடி ஓடி, பிற்காலத்துல கொழந்த இல்லன்னு வருத்தப்பட்டு, என்ன பிரயோஜனம்?
என்ன? ஆமாங்க! அதுதாங்க நானும் சொல்வேன். "நீ பேசாம வந்து வர சொல்லிருடி, வேல போனாலும் போது" அப்டிங்கிறேன். "இல்ல ஒரு 2 வருஷமாவது அவர் சம்பாதிச்சுட்டு தான் வருவேங்கிறாரு. ஆ இந்த இந்த மாரி வந்துட்டு இங்க சம்பளம் கெடைக்காது, 2 வருஷமா நான் சம்பாரிச்சு சேர்த்து வச்சுட்டு தான் வருவேன்" அப்டிங்கிறாரு. அப்டின்பா. அப்போ அந்த நட்பு வந்துட்டு, நாங்க வந்து நீங்காம இவ்ளோ தூரம் இருந்தாலும், "சரி நம்ம வந்து பேசிப்போம், பேசணும் அவ கஷ்டத்தை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்" அப்டின்றத வந்து, அ நாங்க ரொம்ப ஒரு இதா இருப்போங்க. நாங்க 3 பேரும் வந்து இப்ப வரைக்குமே ஒரு பாண்டிங்ல தான் இருக்கோம்னு சொல்லுவேன்.
மோசம். நல்ல விஷயங்க. நீங்களும் ரொம்ப அழகா வந்து "என்கிட்ட, இந்த தொலைவில இருக்குற நண்பர்கள வந்து நான் இன்னுமே வந்து பேசிக்கிட்டுருக்கேன்"ற மாரி, அழகா சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நன்றி.
நன்றிங்க.